ஓஹோ! அப்புறம் என்ன பண்ணுவீங்க?
அதாவது, ஆமாமா அ அவசியப்படும்போதுன்னு வச்சுக்கங்களேன், உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அ இப்ப நம்ம வீட்ல திடீர்னு 1 ஃபேன் ஓடல்லன்னு வெச்சுக்கொங்களேன், நான் கற்று வைத்திருந்த அடிப்படை அறிவுக்குள்ளாக அந்த பிரச்சனை காணப்படுமேயானால், அத என்னால் சீர் செய்ய முடியுமேயானால், அத நான் அட்டெண்ட் பண்ணி தொறந்து பார்த்துருவேன். அந்த அடிப்படை தெரியும். தொறந்து பார்த்துருவேன். சில நேரங்கள்ல அது என்னால கூட அந்த பிரச்சனயை தீர்த்து வைக்க முடியும். இப்டித்தான். ஆ இதுக்காக நான்
ஆ. சரிங்க. ஆஹா. ஓஹோ! புரியுதுங்க, புரியுது. அதாது வந்துட்டு வீட்ல வந்து ஏதாவது ஒரு மின்விசிறி ஏதாவது வந்து பழுது பார்க்கிற ஒரு வேல வந்துச்சுன்னா, நீங்க வந்து உடனே வந்து அ ரிப்பேர் பண்றக்கு கூப்பிடாம, அ தன்னால முடியுமா? அப்டின்னு முயற்சி பண்ணி பார்த்து அத சரியும் பண்ணி இருக்கிறீங்க.
ஆமாம், ஆமாம். ஆமா. ஆமா, மத்தவங்கள பண்ணியிருக்கிறேன். அநேக இட இடங்கள்ல, இப்ப இந்த மிக்ஸி திடீர்னு சின்ன கனெக்டிவிட்டி மிஸ் ஆகிருக்கும். இதில அடிப்படை அறிவு நமக்கு இருக்கும். அதில ஒரு திறம இருக்கு பாருங்க. சில பேர் அத தான் சொன்னேன் தான் வேலைய வுட்டு இந்த பக்கமும் நகர மாட்டாங்க அந்த வே பக்கமும் நகர மாட்டாங்க. அப் அப்டியான <chuckles> ஆள் நான் கிடையாது. இது ஒரு எதார்த்தமான ஒரு சின்ன உதாரணம் நம்ம வீட்ல. இல்லயா? அத தொறந்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும். ஒரு எலி கடிச்சிருக்கும் அல்லது ஒரு சாலரி ஐயன் விட்டு போயிருக்கும். அது என் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதா விட்டு போன இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கும். அது விட்டு போனதற்கான ஒரு அடையாளம் நல்லா தெரியும். அப்ப அந்த இடத்தில, அந்த வயர் வெச்சு பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும் அது சுத்துது. அப்ப சரி இதுதான் பிரச்சன. முடிச்சுட்டோமா? இதுக்கு நம்ம ஒரு அ இதுக்கு ஒரு டெக்னீசியன கூப்ட்டு அதுக்கு நம்ம காத்திருந்து, அதுவரைக்கும் நம்ம வேலையெல்லாம் கெட்டுப்போய், அவனுக்கு பைசா செலவு பண்ணி <tsk> புரிகிறதா? இதில இருக்க அந்த ந்த நல்ல விஷயம் அதுதான் ஒரு முயற்சி அத பார்ப்பேன் இது இது ரொம்ப சிக்கலா இருக்கு. இது நம்மளால பண்ண முடியாது, அதற்க்கு உண்டான நபர்களை நம்ம தேடுவது வழக்கம். இது என்னுடைய அடிப்படையான குணம்னு அமா குணம்னு வச்சுக்கங்களேன். அடுத்தபடியாக சொல்லணும்.
ஆஹா! அருமைங்க. ஆ, ஆமாங்க. <laughs> ஆமாங்க. சரிங்க. ஆஹா! அருமைங்க. ஆ. ஆ. ஆ அவ்வள தாங்க. <chuckles> ஆ. புரியுதுங்க. ஆஹா. அருமைங்க! அதாங்க. ஆ. சில நேரங்கள்ல வந்து வோல்டேஜ் அதிகமா வந்தா கூட வயர் வந்து தீஞ்சு போய்ரும். ஆ, அந்த நேரத்தில வந்து நம்ம அந்த வயர கனெக்ட் பண்ணாவே போதுமா இருக்கும்.
ஆம். அதே நம்ம பார்வைக்கு தெரியும்.